இப்போ பள்ளி பருவத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ஆன்லைன் பயன்பாடு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதை தவிர்க்க முடியாத ஒரு நிலைக்கு பெற்றோர்களும், பள்ளி பள்ளிக்கூட ஆசிரியரும் சென்று விட்டார்கள். அப்போ நாம் தவிர்க்க முடியாத ஒரு நிலைக்கு செல்வதுல ஆபத்தும் நமக்கு நிறையாக நிறைந்திருக்கிறது. இந்த மாரி கற்றுணர்ந்த பெற்றோராகிய நீங்கள், குழந்தைகள் ஆன்லைனில் இருக்கும்போது எதை எதை கவனிக்க வேண்டும், எதில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்?
நீங்க சொல்ற மாதிரி பள்ளிகள் இன்னைக்கு வந்து, நமக்கு அதிலேயே வந்து குடுக்குறதனால நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இன்னொனு காலம் வந்து அடுத்த அடுத்த இடத்துக்கு போகும்போது நாமளும் அத நோக்கி நகரணும். இல்லையா? ஏன்னா எல்லாமே ஆன்லைங்குற மாரி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்ப 80 வயதில இருக்கிறவங்க கூட எல்லாரும் வந்து ஆன்லைன்ல புக் பண்றாங்க, ஆன்லைன்ல ட்ரான்சாக்ஷன் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க.
நிச்சயமா. ஆமாங்க.
ஏன்னா, அவுங்க இல்லாத காலத்திலேயும் வாழ்ந்திருப்பாங்க. இப்ப இருக்கிற காலத்தில டக்குனு மாறிக்கிட்டாங்க, இல்லயா? அதேமாரி தான் குழந்தைகளும். அவுங்க இதே உலகத்தில தான் இப்ப தான் பொறந்துருக்காங்க. அதனால இது இல்ல அப்படிங்கிற மாரி நம்மளால செய்ய முடியாது இல்லயா? ஆனா, பெற்றோர்கள நாம என்ன பண்ணணுனா, கொஞ்சம் கவனிக்க வேணும். என்னென்ன பண்ணணும் என்ன பண்றாங்க? அப்பிடிங்கிற மாதிரி. அ எனக்கு என்னோட பையனுக்கு வந்து. 5 வயசு வரைக்கும் இருக்கு அப்பிடின்னா, Youtubeல நாம போடுற வீடியோ தான்.
நிச்சயமா. கண்டிப்பா. சரிங்க.
அ என்னென்ன வீடியோலாம் நம்ம பார்க்க முடியுதோ! நம்ம பாட்டாவோ! ஏதோ கதைகளாவோ! எல்லாத்தையும் போட்டு பார்க்க வெக்கிறது வழக்கம்னு வச்சுக்கங்க. கொஞ்ச நேரமாவது அவுங்களுக்கும் ஏதாவது வேணும்.
சரி. கண்டிப்பாக.
அப்பிடிங்கிறமாரி கொஞ்சம் நேரம் பாதுகாப்பா, என்ன நடக்கும் அப்பிடிங்கிறமாதிரி, நல்ல வீடியோக்களா போட்டு ஏன்னா நம்ம கிட்ஸுக்குள்ள தான் இருப்போம். அப்போ Youtbe கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு.
நிச்சயமா. ஆமா, இருக்கு. உண்ம தான்.
அ. அதுக்குள்ள போயிட்டோன்னா நமக்கு பிரச்சனை இல்ல. சின்ன பையன்களுக்கு வீடியோ தான் கரெக்ட்டா ஏஜ் போட்டுருவோம். அதிலே எவ்ளோ ஏஜ் ல இருக்காங்கன்னு, அதுக்கு ரிலேட்டடா தான் வரும்.
சரிங்க.
அப்ப நமக்கு ஏதோ ஆக்டிவிட்டியில அவங்க ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க, கொஞ்ச நேரம் ஓடுவாங்க, கொஞ்ச நேரம் குடு குடுன்னு உடியாறுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க. ஆனா இப்ப என்னனா, 5 வயசுக்கு மேல ஆயிட்டாங்க. இப்ப கிட்ஸ் இல்லாம அவங்களுக்கு படிக்க தெரியிது, டைப் பண்ண தெரியிது. அவங்களே வீடியோவ சர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.
சரி. நிச்சயமா.
இப்ப தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஒண்ணுமே பண்ண முடில. நான் அம்மா உன்ன நம்புறேன், நீ எல்லாத்தையுமே பார்த்துக்கோ இது எல்லாமே உன்னோடது தான், அப்டிங்குற மாரி நான் குடுத்துருக்கேன். அதாவது எல்லாமேனா, ஆ ஃபோனா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும் 2. 2 ஒரே கனெக்ஷன்ல தானே இருக்கு இப்ப.
இப்போ பொதுவாவே வந்து இந்த வளர் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இந்த ஆன்லைன் சேவையை பயன்படுத்துகிற பொழுது, அவர்கள் அவர்களை அறியாமலேயே அவர்களுடைய உணர்ச்சிகள் தூண்டி தவறான ஒரு பாதைக்குச் சென்று விடுவதாக, ஆ இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் நினைக்கிறார்கள்.
அதுதான்.
இப்போ இதில் இருந்து அவர்களை காப்பாற்ற முடியுமா? நிரந்தரமாக காப்பாற்ற முடியுமா? இல்லது ஆன்லைன்ல இருந்து முற்றிலுமாக அவர்களை நம் ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோமா?
அ ஆன்லைனில முற்றிலுமே ஒதுக்க முடியுமான்னு எனக்கு தெரிஞ்சு அப்படி செஞ்சோம்னா நம்ம கிட்ட அவங்க மரியாதையை நடந்துப்பாங்களான்னு தெரியாது, ஏன்னா நாமளும் பயன்படுத்துறோம். நம்மள பார்க்குறாங்க, உலகத்தில இருக்கிற எல்லோரும் பயன்படுத்துறாங்க.
சரிங்க. சரி.
அப்ப என் பிள்ளைக்கு மட்டும் தரல்லைன்னா, "நம்ப அம்மா மட்டும் விதிவிலக்கா?" அப்படிங்கிற மாதிரி, என் பிள்ளைக்கு என் மேல இருக்கிற அன்பு, பாசம் ஒரு ப அந்த இது இருக்கவே இருக்காது. அதீத கண்டிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எங்கேயுமே வந்து ஒரு ஒரு கண்டிப்பே அது எல்லாத்தையும் முறிச்சிடும் தான் நான் நினைக்கிறேன்.
நிச்சயமா. நிச்சயமா. இப்போ நீங்க இன்னொரு
ஆ ஏன்னா கண்டிப்போட அம்மா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதில, சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா இதை குடுத்து, இதை உலகம் பார்க்கிறது எல்லாமே குழந்தைகளுக்கு புதுசு இல்ல, அவங்க அதில பழகிட்டாங்க. யாராவது ஒரு விஷயத்தில பழகினவங்கள்ட்ட போய், "இனிமேல் உனக்கு இல்லவே இல்ல, அதை நீ பார்க்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டோம்ன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை தான். இல்லையா?
சரி. இப்போ நீங்க ஒரு பெற்றோரா, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். அ ஒரு உங்க குழந்தை வந்து, இப்போ வந்து ஒரு வீட்டு பாடத்தை அ ஆன்லைன் மூலமாக, ஆசிரியர் பாடம் நடத்துகிறார், உங்கள் குழந்தை கவனிக்கிறது என்றே வைத்துக்கொள்வோம். ஆனால் அந்த ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிற நேரம் வரை, அல்லது உங்கள் குழந்தை ஆன்லைன் இருக் ஆன்லைனில் இருக்கக்கூடிய நேரம் வரை, நீங்கள் உங்களுடைய குழந்தையை உங்களுடைய கண்காணிப்பிலே நீங்க வைத்துக்கொள்வது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா?
ஆ. ம். இல்ல. கண்காணிப்பில வச்சுக்கலாம். ஆனா, நாங்க அப்ப நாம கண்காணிக்கிறோம் அப்பிடிங்கிற மாதிரி அவுங்களுக்கு தெரியக்கூடாது!
சரி.
ஏன் அப்பிடின்னா, இப்ப இப்ப எங்க வீட்ல இருக்கிற எல்லா டிவைஸுமே என்னோட ஃபோனா இருக்கட்டும், என் கணவரோடதா இருக்கட்டும், அ எங்க வீட்ல இருக்க டிவியா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும். எல்லாமே ஒரே அக்கௌண்ட்ல தான் இருக்கு.
சரி.
அப்ப லாகின் பண்ணிட்டு வெளில வந்தாலோ, உள்ள போனாலோ அவுங்க என்னலாம் வந்து சர்ச் பண்றாங்க, எல்லாமே நான் எல்லாரும் பார்க்க முடியும். அவுங்க அப்பா பார்க்க முடியும். நான் பார்க்க முடியும்.
இல்ல. நீங்க வந்து பார்க்கலாம் என்பதை விட, சமூக ஊடகங்களை ஒரு குழந்தை பார்க்கிற பொழுது, நீங்க என்ன அவுங்க தேடுகிறார்கள் என்பதை அறிய முடியாது என்ற நிலையில்
அவுங்க என்ன சர்ச் அ. அது அதுதான் அவன் என்ன பார்க்கிறாங்கிறதப் பொறுத்து தான் நாம அடுத்து என்ன பண்ணணும்? அப்பிடிங்கிறத நாம முடிவு பண்ணனும். ஒரு வேள, அவன் வந்து நல்லா அடிக்கிற, அந்த இது பப்ஜி அந்த மாதிரிலாம் விளையாண்டுட்டு இருக்கான். இல்ல அந்தமாரி வீடியோவ பார்க்குறான். அப்பிடின்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? பொழுதுபோக்குக்காக செய்றீயாப்பா, இது இவ்ளோ நேரம் படி. இவ்ளோ நேரம் தான் இத பண்ணணும். அப்பிடிங்கிறமாரி மொதல்ல தட்டிக் கொடுத்துதான் வர வேண்டியதா இருக்கு, இன்னக்கி!
சரி. இப்போ இப்போ இன்றைய கால
உடனே அவங்க கையிலருந்து "நீ இது புடுங்கிட்டா" அப்டின்றான், பிரச்சன. "நான் உனக்கு குடுக்குறேன், ஆனா நீ வந்து அத அளவுள்ள வகைல பயன்படுத்து. "உனக்கு இது தான் முக்கியம்ன்னு நீ நெனைச்சின்னா, பயன்படுத்து" அப்டிங்கிற மாதிரி. அடுத்து நம்ம வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஆப்ஸ் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும்.
இ இல்ல. இப்ப வந்து இதுல நீங்க வ் நீங்க அளவோடு பயன்படுத்துங்க பயன்படுத்து அப்டின்னு நீங்க அறிவுரை சொல்லுவீங்க அப்டிங்கிறீங்க. இப்ப நான் இதுல இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அளவற்ற செய்திகள், அளவற்ற பொழுதுபோக்குகள், அளவற்ற ஆபாசங்கள் அனைத்தையுமே இன்று வந்து எளிமையாக, ஒவ்வொரு வீட்டினுடைய அறைக்குள் புகுந்துவிட்டது. அப்டி இருக்கும்போது, ஒரு விஞ்ஞானக் கருவியை, ஒரு குழந்தையின் கையில் கொடுத்துவிட்டு, நீ இதற்குள்ளே தான் நீ பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு குழந்தை முற்றிலும் கேட்டு நடக்குமா? அது சாத்தியமா? இதை பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க?
ம். இல்ல. முற்றிலுமா அவங்க கைல கொடுக்கல. நீங்க இங்க தான் ஒண்ணு புரிஞ்சுக்கனும். பேரெண்டல் கண்ட்ரோல்ல தான் அவங்க அவங்க கைல இருக்க ஃபோனா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும். இருக்கும். ஏனா அவர்களுக்குனு தனியா ஒரு கூகிள் அக்கவுண்ட் இல்ல. அதனால நீங்க நெனைக்கிற மாதிரியான வீடியோல்லாம், அவங்களால பார்க்கவே முடியாது. நெல முடிஞ்சா என்ன பண்ண முடியும் கேம் விளையாட முடியும்.
சரி இது எல்லா நேரத்திலயுமே வந்து, எல்லா குழந்தைகளுக்குமே இப்ப வந்து நான் என்ன கேக்கிறேன்னா, உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் வந்து, ஒரு ரொம்ப ஒரு விழிப்புணர்வோடு அதை கையாளுகிறீர்கள், நான் பாராட்டுகிறேன். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால், இதை வந்து இந்த மாதிரி மு நுணுக்கமாக கவனிக்க முடியாத ப படித்த பெற்றோர்கள் கூட, அதிகமாக இருக்கிறார்கள். படிக்காத பெற்றோர்கள் பத்தி நான் பேசவே இல்ல. படிச்சவங்க கூட, நீங்க சொல்றது மாதிரி கையாண்டு, அந்த குழந்தைய வந்து ஹை அட்டென்ஷன்ல வந்து மேற்பார்வை பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பெற்றோர்கள் இல்லை. படித்தவர்கள் கூட இல்லை. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த ஆன்லைன் சேவைகள், ஆன்லைன் அ பரிவர்த்தனைகள் இவை எல்லாமே குழந்தையினுடைய மனநலத்தை பாதிக்கும் என்றுதானே நம்ம எடுத்துக் கொள்ள வேண்டும்.
என் ஆ, ஆ. ஆ. இல்ல நீங்க நீங்க ஒண்ணு நீங்க பெற்றோர் வந்து கவனிக்கல்ல அப்டின்னு நம்ம நெனச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெற்றோர்கள் வந்து ஆ கவனிக்காத பட்சத்ல ஃபோன குடுத்துட்டு போவாங்களான்னு எனக்குத் தெரியல. ஏன்னா ஃபோனுங்றது ஓண்ணும் ஈஸியாக இல்லங்றது, இன்னைக்கி இருக்குற எல்லாருக்கும் தெரியுது. அதுல எல்லாமே பண்ண முடியுங்றதும் தெரியுது. மொதல்ல நம்பிக்கைய சம்பாரிச்சா தான், ஒரு ஒரு அப்பா அம்மா அவங்க கையில ஃபோன குடுக்கவே செய்வாங்க. இல்லைனா உன் வயது என்ன? ஏன் இப்போ வந்து நான் உனக்கு ஃபோன் குடுக்கணுங்ற மாதிரி. நீங்க நீங்க நெனைக்கிறீங்கல்ல 18 வயதுக்குள்ள யாராவது வந்து வண்டிய குடுத்து நீ நல்லா ஓட்டிட்டு போப்பா, அப்டின்ற மாதிரி யாராவது பெற்றோர்கள் இருப்பாங்களா?
சரிங்க. சரி. நிச்சயமா. நிறைய பெற்றோர்கள் இன்னும் அந்த விழிப்புணர்வு வரல, வரல. நீங்க 18 வயசுக்கு முன்னால வந்து குழந்தை வந்து
என். ஆ. அப்படி நடந்தா அப்படி நடந்தா பிரச்சன வரும். அதுக்கு உனக்கு உரிமை கொடுக்கிறேன் நீ ஓட்டு, ஆனா இத தாண்டி போகாத அப்படின்னு ஒண்ணு சொல் செய்வாங்க இல்லையா?
சரி. நிச்சயமாக.
ஆ அவ்வளோதான், இப்போ நான் என் கண்ட்ரோலில வச்சிருக்கேன், அவன் என்ன சர்ச் பண்ணுறாங்க தெரியுது, அவன் வயசு போட்டுட்டேன், பேரன்டல் கண்ட்ரோலில இருக்கு, கன்டென்ட் ஃபில் ஃபில்டர்ன்னு ஒண்ணு பண்ணலாம், அதையுமே நான் வந்து இவ்வளோ தான் சர்ச் பண்ண முடியுங்கிற மாதிரி நம்மளால ஃபில்டர் பண்ண முடியும்.
சரி.
இன்னொன்னு வந்து அவன் அதைத் தாண்டி வேறு ஏதாவது அக்கவுண்ட் போட்டு பார்க்க முடியும், ஏனா ஒரு வயசுக்கு மேல நம்மால கண்ட்ரோல்லே பண்ண முடியாது, ஒரு 13 14 வயசிக்கு மேல போட்டாங்கனா, என்னை விட அவனுக்கு நிறைய தெரிய ஆரம்பிச்சிடும்.
சரி. நிச்சயமாக.
அப்போ நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்போ ஃபாக்டரி ஆதென்டிகேஷன் ப்ராப்ளம் தான் வரும், அப்போ நான் என்ன பண்ணணும்? ஏன்
இப்போ எனக்கு தெரிந்த ஒரு பெற்றோர் ஒருத்தர் சொன்னாரு, அதுக்கு நீங்க வந்து சரியான ஒரு விடை தருவீங்கனு நம்புறேன். என்னுடைய குழந்தையை வந்து 8 ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன். அவன் என்ன பண்ட்டான், அவனுக்கு நான் வந்து லேப்டாப் வாங்கி கொடுத்துட்டேன். அவனுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் அனைத்தும் நான் கொடுத்துட்டேன். ஆனா, அந்த சரியான நேரத்துக்கு அந்த அறைக்குள் அமர்ந்து கொள்கிறான். அவன் அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது வந்து ஆசிரியர் பாடம் நடத்துகிறார், ஆசிரியரும் சரியான நேரத்துக்கு வந்து என்கேஜ் செய்து விடுகிறார், நான் அதிலெல்லாம் கோளாறே சொல்லவில்லை. ஆனால், என் மகன் என்ன செய்கிறான்? என்று சொன்னால், ஆசிரியர் நடத்தக்கூடிய அந்த ஆன்லைன் வகுப்பிலிருந்து அதை மினிமைஸ் செய்துவிட்டு, அவன் தனியாக இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி அதில் அதில் உள்ளே நுழைந்து, அவன் சமூக வலைத்தளங்கள் வரக்கூடிய வீடியோக்களையும், அவன் சில விளையாட்டுக்களையும் விளையாட்டுக் கொண்டிருக்கிறான், ஒரு சைட் ஒரு புறம் வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு இன்னொரு புறம் அதே நேரத்தில் இவன் விளையாட்டையும் செய்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு
ஆ. ஆ. ஏன் அத அவங்க கண்காணிக்கக்கூடாது? லேப்டாப் கொடுத்துட்டாங்க, இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க, பையன் வளர்ந்துட்டான்.
இல்ல நீங்க கண்காணிப்பதற்கு பெற்றோர்கள் பக்கத்திலே இருந்து, ஆசிரியர் பாடம் நடத்தும்போது கண்காணிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருப்பது தான் இருக்கிறது என்று தான் என்னுடைய வாதமாக இருக்கிறது. இப்போ காலையில அப்பா 6 மணிக்கு வீட்டை விட்டு வேலைக்கு போயிடுவாரு, ஒரு ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவராக இருப்பாங்க. இல்லாட்டி அவங்களோட பெற்ற தாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஞ்ஞானக் கருவிகளை பயன்படுத்த தெரியாத அளவுக்கு போதிய அறிவு இல்லாதவர்களா கூட இருப்பாங்க. இப்போ அவர்கள் இவங்க 2 பேருக்கு மத்தியில் ஒரு குழந்தையிடம் போனுச்சின்னா, அந்த குழந்தை யாரிடம் யோசனை கேட்கும்? அவர்களுடைய நண்பனிடத்தில் தான் கேட்கும். டேய் இது எப்படி ஓப்பன் பண்றது? இது என்ன பண்றது? அப்படின்னு கேட்கும். அப்போ
இல்லையா? ஆஹ. ஆ இல்ல ப்ளாக் பண்ட்டு போயிடலாம் ,அந்த மாதிரி அக்கோ அந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் இருக்கு, இவன் இதெல்லாம் விளையாட்றான் அப்படின்னு நீங்க வச் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்பா எப்படியும் ஆஃபீஸ் போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓரளவு படிக்கல, பிரச்சனை, அப்படின்னு அன்னைக்குலாம் நிறைய ஹெல்ப்லைன் நம்பர்லாம் இருக்கு, சைபர் செல் நம்பர்லாம் இருக்கு, இல்ல அவ்வளோ தூரம் தெரியலைனாலும், ஸ்கூலுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காங்களா நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்படின்னு தெரியலையா, யாராவது ஒரு தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட இதை லாக் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரிலாம் கேம் விளையாடுறாங்க ஆன்லைனில, அப்படிங்கிற மாதிரி நாம் அதை லாக் பண்ண முடியும், இன்னைக்கு எவ்வளோ சுதந்திரம் இருக்கோ, அதே அளவுக்கு கட்டுப்பாடும் நம்மளால போட முடியும் இதில, நான் சொல்லாம, நான் செய்யாம, என் பையனால சிலத வந்து போட்டு பார்க்கவே முடியாது. அது பெர்மிஷன் கேட்கும், எனக்கு மெசேஜ் அனுப்பும்.
சரி. சரி. சரி.
இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்?
சரி, ஒரு கெட்ட விஷயம். நான் ஒரு கெட்ட விஷயம் ஒரு ஒரு ஒரு விஞ்ஞான கருவிக்குள் இருக்கிறது, என்பதை ஒரு குழந்தை உணர்ந்து விட்டது. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து பேரண்டல் கண்ட்ரோல் அ மோட்யில் என்னுடைய குழந்தையை அ
என்னோட குழந்தையால அதை சர்ச்யே பண்ண முடியாது. ஏனா, என் குழந்தைக்கு 13 வயசு. அவ நினைச்சாலும் சில கேம்ம மட்டும் தான் விளையாட அதுக்குமே வயசு இருக்கு இப்ப. அந்த வயச தாண்டி அவங்களால அதில போக முடியாது.
சரி.
அத யாரு தெரியாம இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு நிஜமாவே கஷ்டம் தான்.
அப்போ சமூக வலைத்தளங்களுக்கு நீங்க வந்து இந்த பேரண்டல் கண்ட்ரோல் அப்டிங்கிற விஷயங்கள் இருக்கிறது என்று நீங்க நம்புகிறீர்களா? ஒரு சோஷியல் மீடியா தலம்.
சமூக சமூகம் இல்ல, அவன் கையில இருக்கிற போன்க்கு கண்ட்ரோல் இருக்கு. அந்த கண்ட்ரோல்ல பண்டாலே அவளால உள்ள போக முடியாதில. சமூக வலைதளங்கள் எல்லாம் அடுத்தது. இப்போ அவங்க அப்பா Facebook வெ
இல்ல, இது போன்ற வாய்ப்புகள் எல்லா பெற்றோருக்கும் இல்லை இல்ல. நீங்க சொல்ற மாரி அந்த பேரண்டல் கண்ட்ரோல் என்ன? எங்க இருக்குது? அது செட்டிங்ஸ்ல போய் எப்படி மாத்தணும்ங்கறது எல்லா பெற்றோருக்கும் போதிய விழிப்புணர்வு இல்லை இல்ல? இல்ல, இல்ல <tsk> அது ஒண்ணு.
ஆமா, ஆமா. அது எல்லாமே மாத்தி தான் ஆகணும். அப்ப, நாம தான் சொல்லணும். இப்ப நம்ம என்னைக்கு இப்ப, இப்ப ஓகே நீங்க ஆன்லைன். இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எதுவுமே கெட்ட பழக்கங்கள்லாம் பழகிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா?
நிச்சயமாக இருக்கு அதுல மா
எப் ஆ எப்பயுமே எல்லாமே இருக்கும். அந்த பிள்ளைய நாம என்ன சொல்லி தர்றோன்னா, உனக்கு பிரச்சனை ஆ இப்ப நீ வந்து அப்பாக்கிட்ட சொல்ல முடியாதத, அம்மாக்கிட்ட சொல்ல முடியாதத ஏதாவது செய் செஞ்சாலோ, உனக்கு ஏதாவது தோன்னாலோ, ஏன்னா உன் வயதில நானும் இப்டி தாப்பா இருந்தேன். அப்டினு அவங்களுக்கு சொல்லி, எதா இருந்தாலும் சொல்லிர்ணும், எதா இருந்தாலும் கேக்கணும். ஒண்ணு சொல்ல முடியாத விஷயம் இருக்குன்னா அது தப்பு என்கிட்ட சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல, அத நிறுத்து செய்யாதே. அப்டினு ஒண்ணு உக்கார்ந்து சொல்லி தரலாம். ஒண்ணு கட்டுப்பாடு இருக்கணும். இல்லயா புரிய வைக்கணும்.
நிச்சயமாக. சரி. சரி இல்ல புரிதலான வயது இல்லை குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி அ
இல்லையா? அப்டில்லாம் இல்ல. நீ நீ நாம வந்து இப்டில்லாம் சொல்றோம். ஆனா கொழந்தைகளுக்கு எல்லாமே தெரியுது. நாம ஓப்பனா குடுத்தாலும் கண்ட்ரோல் பண்னோம்னா, ஓ இது தப்பு போலருக்கு, இது என் வயதுக்கு உள்ளது இல்ல போலருக்கு, அப்டின்றத அவங்களுக்கு புரிய வைக்கனும் நம்ம.
அருமையா சொன்னீங்க அ.
ஆ நம்ம புரிய வச்சு தான் ஆகணும். இந்த எடத்ல ஏதாவது கதைகள் சொல்லலாம், நான் இப்டி பண்னேன் எனக்கு இதனால பிரச்சனை ஆச்சுன்னு, இதுல யாருக்கோ நடந்தது மாதிரி கூட, நாம் சொன்னோன்னா அந்த பிள்ளைக்கு போய் உள்ள போய் சேரும். அது ஓடனே நிறுத்துமான்னா இல்ல. நம்ம முயற்சி பண்ணி தான் பார்க்கணும்.
சரி சரி அ. நல்ல அருமையா
என்ன இப்ப ப புரிதல் இல்லாத அப்பா அம்மாகிட்ட வளர்றாங்க, இப்ப எனக்கு வந்து டூ ஃபேக்ட் ஆதன்டிகேஷன் ப்ராப்ளம் வருது என்னால் டூ ஃபேக்டர் வந்து போட முடியல, அக்கௌண்ட் பிரைவசி செட்டிங்ஸ்லாம் எனக்கு தெரியல அப்டின்னா, நாம தான் கொழந்தைகிட்ட சொல்லி, "இது இது மாதிரி ஒண்ணு நட நடந்துச்சா, அந்த மாதிரி நடந்துச்சா," அப்டின்ன்ற மாரி ஏதோ ஒரு வலைத்தளங்கள்ல நடந்த விஷயங்களப் பத்தி அந்த கொழந்தை அத இது பண்ணதுனால அவங்க அப்பா அம்மாக்கு பிரச்சனைன்கிற மாரி சொன்னோம்னா, அந்த கொழந்த ஏதோ ஒரு விதத்ல புரிஞ்சுக்கும். கொஞ்சம் பயப்படும், நம்மக்கிட்ட சொல்லும். அப்டினு நான் நெனைக்கிறேன்.
சரி. அ அழகா சொன்னீங்க. ஆழமான சிந்தனை, ஆழமான அறிவு அ எப்டி உங்கள் குழந்தையை, நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர்கள் என்பதை மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களோடு பேசியதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அ நன்றி வணக்கம்.
நன்றி.